அ லாஜிக்கல் கண்டிப்பாங்க. இப்ப நிறையாவே லாஜிக்கல்லாம் செய்யுது. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் என்னோட காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ட, அ கேன்சர் டிடெக்ஷனின் அ நான் தமிழ்ல சொல்லணுன்னா, நம்ம வாயில புற்றுநோய் வரத, எப்படி ஏ ஐ யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாங்கற மாரி, நானும் எங்க கூட சேந்து ஒரு 4, 5 நண்பர்கள் வந்து, அந்த ப்ராஜெக்ட்ல நாங்க ஈடுபட்டிருந்தோம். அது எப்டின்னா, இப்போ வாயில வந்து கேன்சர் வருதுனாவே, ஆரம்பத்துல உங்கள் வாயோட கலர் வந்து, வெள்ளை வெள்ள கலர்ல மாறும். அதுதான் வந்து ஒரு அ ஒரு ஆரம்ப கட்டம்ன்னு வச்சுக்கோங்களேன்.
அ, பகுத்தறிவு. அ. ஆ. சிறப்புங்க. ம். அப்டிங்களா? அதாவது இந்த ஒ அது இந்த உதடு சுத்தின்னு சொல்றீங்களா? இல்ல உள்ளயா, வாய்க்கு உள்ளயா?
உள்ள, வாய்க்குள்ள தான் மே முக் ஆரம்பமே ஆகுங்க. அப்போ நாங்க என்ன பண்னோன்னா, அந்த வாய்க்குள்ள கேன்சர் வர மாரி புகைப்படங்கள், ஒரு 1,000, 2,000 புகைப்படங்கள நாங்க வந்து நெட்ல இருந்து எடுத்துட்டோம். எடுத்து. ஆ மெசின் லர்னிங் அப்படிங்குற ஒரு விதமா, நாங்க அந்த மெசினுக்கு நாங்க சொல்லிட்டோம். இந்த 2,000 இமேஜ்ல, எங்க எங்க அந்த வெள்ளை படிதல் இருக்கோ, அதுல என்னென்னலாம் சிம்ப்டம்ஸ் இருக்கோ, அப்டில்லாம் யாருக்காச்சும் இருந்தா, அவுங்களுக்கு வந்து வாய் கேன்சர். இப்ப வந்து இது எதுக்குன்னா, இப்ப நீங்க வீட்ல இருக்கீங்க. திடீர்ன்னு வாய திறந்து பாக்கும்போது, ஏதோ ஒரு எடத்தில வெள்ளையா இருக்கு. அது வந்து நார்மலா ஒரு பேஸ்ட் ஒட்டியிருக்கலாம். இந்த மாதிரி ஒண்ணா இருக்கலாம். இல்ல உண்மையாலுமே அது புற்றுநோயா கூட இருக்கலாம். சரி வீட்லயே டயக்னோஸ் பண்றதுக்கு அவுங்களுக்கு ஒரு எளிமையான வழி ஏதாச்சும் கண்டுபிடிப்போம். அப்டிங்கறக்காக, இத நாங்க பண்ணோம். அது ஆக்சுவலா சக்சஸ் ஆயி பெரிய லெவல கூட போச்சு. அது அது அதுக்கு அடுத்த அடுத்த லெவல்ல அது வந்து நாங்க அப்ப சின்ன லெவல்ல ஒரு காலேஜ் பசங்க லெவல்ல தான் யோசிச்சதுனால, அ அதுவே இது வந்து எங்க காலேஜிலயே அது வந்து பெருமையா எல்லாருமே பேசினாங்கங்க.
ஓ! நல்ல விஷயம். அ. அ. சிறப்புங்க. அ. அய்யயோ! அ, அ. ஆமாங்க. ஓ! சிறப்புங்க, சிறப்புங்க. பாராட்டுகள், பாராட்டுகள். அ. அ! உண்மையிலயே. பெரிய விஷயங்க. பாராட்டுகள். அதாவது நான் உண்மையில மனசுலருந்து நான் உங்கள ரொம்ப பாராட்டுறேங்க. வாழ்த்துறேங்க. ஏன்னா இந்த வாய்ப்புற்று நோய், இந்த நிறையா பேரு இந்த புகையில, இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து எடுத்துட்டு
<coughs> ஆ கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த காலத்துல அந்த புற்றுநோய், அந்த வாய் புற்றுநோய் வரதுக்கு அவுங்க என்னென்ன எல்லாம் பண்ணணுமோ, எல்லாத்தயும் பண்றாங்க. இந்த ஹான்ஸுன்றாங்க, இந்த த பீடி அ சிகரெட் இந்த மாரி நிறையா பண்ணிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாம, சாப்புட்றது
ஆ ஓ! சிக்னால சிகரெட்னால கூட வருமா? இந்த வாய் புற்றுநோயி?
கண்டிப்பாங்க. புகையில, முக்கியமே புகையில தான். புகையில, அவுங்க அந்த சாப்படற அந்த அ நா வட இந்தியர்கள் நெறையா வாய்க்குள்ள போட்டுட்டே இருப்பாங்க தெரியுமா? ஒரு மாரி பாக்கு, அ ரொம்ப பாக்கு அதிகமா போட்டா கூட நமக்கு புற்றுநோய் வருங்க.
ஓ! ஆமா, பாக்கு அதான்.